இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஜிட்டல் உலகத்துலிங்க, ஒரு மனுஷங்களுக்கு மனுஷங்க ஒரு நேர்மை, நன்றியுணர்வு இதெல்லாமே ரொம்ப வந்து, ஆ குறைஞ்சுட்டே வருதுன்னுதான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்ற சொல்லுல நிக்கறதில்ல, நேர்மை தவறீர்றாங்க. ஒருத்தங்க பண்ணத வந்து நினைச்சு பாக்கறது இல்ல. இந்த மாரி விஷயங்கல்லாம் இந்த காலத்துல வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்குதுங்க. ஆவ் பழக்கவழக்கங்களே ரொம்ப மாறிட்டுருக்கு. முன்னாடி எல்லாம் ஒருத்தரு நமக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டாலும், அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கடல் மாரி நினைச்சு அப்டியே, <tsk> அடுத்து நமக்கு எதாச்சொன்னு அவங்க பண்ணிறமாட்டாங்களா மாரி நன்றியுணர்வு அவ்ளோ ஒரு விசுவாசமா கூட இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி அ என்ன நம் நன்றியுணர்வு இப்போ வந்து பழக்கங்கள் இருக்கு. என்ன வந்து பண்ணுனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதாவது நன்றி உணர்வுன்னா என்னான்னே தெரியாம போயிட்டு இருக்க காலகட்டங்க எல்லாமே எல்லாமே இயந்திரமான வாழ்க்கை. நீங்க சொன்ன மாரி போறாங்க, வர்றாங்க. அவங்க வேலைகள் முடிற வரைக்கும் இருப்பாங்க. உதாரணத்துக்குங்க நம்ப வந்து கடவுள் கிட்ட போறோம். நம்ப போயிட்டு, "கடவுளே எவ்ளோ பேருங்க மலைக்கு போவாங்க. வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. எனக்கு இண்டுது இந்த வேண்டுதல் வேணும். எனக்கு இப்படி படிக்கணும்." பெரும்பாலானவர்கள் எல்லாமே "நான் நல்லா இருக்கணும். எனக்கு எந்தப் பிரச்சனை வரக் கூடாது. நான் நல்லா படிக்கணும். எனக்கு வந்து இது எனக்குப் புடிச்சதெல்லாம் செய்ங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரிங்க அதை நம்ப வந்து வாழ்க்கைல வந்து அடைஞ்சிட்ட பிறகு நம்ம கடவுள் கிட்ட போயிட்டு அவங்க நன்றி சொல்றாங்களான்றது ரொம்ப ரொம்ப பெரும்பாலானவர்கள் செய்யமாட்டாங்க. ஒரு சிறுபான்மையினர் மட்டும்தான் வந்து, அந்த நன்றின்னு ஒண்ணு இருக்கும் கடவுள்ட்ட போயிட்டு. இல்லன்னா, நான் கேட்டேன் வேலை முடிஞ்சுருச்சு. அப்புறம் என்ன அடுத்த தேவை வரும்போது நான் உன்கிட்ட வரேன்.
ஆமாங்க. ம். ஆமாங்க. கண்டிப்பா. கரெக்ட் தாங்க. ம்.
அதாவது சில பேர் வந்து கஷ்டம் மட்டும்தான் கோயிலுக்குப் போவாங்க. என்னான்னு தெரில. மனசு ஒரு மாரி ஆனா சந்தோஷமா இருக்கவங்க யாருமே கோயிலுக்குப் போமாட்டாங்க. <laughs> எல்லாமே வந்து திரைக்குப் போக நண்பர்கள் கூட சேன் வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. இது மாரிதான் வந்து நாட்களக் கழிப்பாங்களே தவர, நன்றி உணர்வு இருக்கும்போது. அந்த நன்றி உணர்வே இல்லாம போயிடுங்க.
ம். கண்டிப்பாங்க. ம்.
எனக்குமேங்க இந்த நன்றி உணர்வு இன்னான்னே எனக்குத் தெரியாது.
புரியுதுங்க.
நான் ஒரு புத்தகம் வாயிலாக அந்த நன்றி உணர்வு இன்னான்றதை நான் படிச்சுக்கிட்டேங்க.
அ கொஞ்சம் அதை விளக்கி சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. அந்தப் புத்தகத்தின் பெயர் வந்து "ரகசியம்"ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிலத்துல "ஸீக்ரட் புக்" அப்டின்ற பேரு.
சரிங்க. சரிங்க.
அதை எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர். அவர் பெயர் வந்து ரொனால்டோ பைரன்.
சரிங்க.
அவரு என்ன சொல்றார்னாங்க, இந்த பிரபஞ்சம் நீங்க நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னா, அந்த நன்றி சொல்றதுக்கான வழிமுறைகள வந்து அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குமாங்க. அது எப்படின்னாங்க, இப்ப நம்ம நல்லது நெனைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, இப்ப வந்து ஏழை மக்கள், ஒண்ணும் இல்லாதவங்கள்ட நம்ம போய்க் கேட்டிங்கன்னா "கடவுளுக்கு கண்ணு இல்ல, என்னை ஏந்தா இந்தக் கடவுள் இங்க படைச்சாருன்னே தெரில".
ஓஹோ! சரிங்க. ம். ஆமாங்க, ஆமா.
இன்னாங்க வந்து வந்து மோசமா இருக்கு, வந்து ஒ ஒரு ம மகன் வந்து ஒரு அப்பா, அம்மாகிட்ட கேக்குது "நீ ஏன் என்ன பெத்த?" இது மாரிங்க எல்லாமே வந்து ஒரும்ப ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனங்களா போட்டு இருக்குங்க.அதே வந்துங்க இப்ப நீங்க வந்து ஒ காசு இருக்கவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ எதோ ஒரு விஷியம்ங்க கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சன நடந்தாலும் அவங்க 4000 கோடி, 5000 கோடி அவங்களுக்கு இழப்பு வந்தாலுமே வந்து அவங்க மனச திடம் ஆக்கிட்டு, ஒரு ஒரு மாறி போயிட்டே இருப்பாங்க. அத வந்து பரவால பாத்துக்கலாம் அப்டினு சிரிச்சுட்டு போவாங்க. அப்டி போகும் போதுங்க அவங்களுக்கு அந்த தேவையான அந்த ப்ரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி, அந்த எ நேர்மறையான எண்ணங்கள இழுக்கராங்கங்க.
ம். ம். கண்டிப் சரிங்க. ம். ஆமாங்க. கரெக்ட்டு.
இப்ப அந்த புத்தகத்துல இன்னோனு ஒண்ணு சொன்னாங்க, அந்த நன்றி உணர்வு பழக்கம் எப்டின்னாங்க. இப்பெல்லாம் வந்துங்க, ஒருத்தங்களுக்கு வந்து நம்மளு செய்ற அந்த நன்மைகள்லாம் வந்து உட்டுடுவோம். அதே வந்துங்க அவங்கள்ட்ட நம்ம எதன்னாச்சு ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு கெடுதல் பண்ணிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே அது பூசி முழுகி, அவங்க செந்த நன்மை எல்லாமே மறந்துறுவோங்க. அதுதான் வந்து, அவங்க பண்ற கெட்டது மட்டும்தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நியாபகம் இருக்குங்க. அது நீங்க
ம். கரெக்ட்டு. ஆமா. கண்டிப்பா. கரெக்டா சொன்னீங்க.
அது வந்து எல்லா மனித இயல்பாயிடுச்சுங்க. நா நான் அந்த புத்தகம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய துரோகம் ஒருத்தங்க பண்ணிட்டாங்க. அதாவது நண்பர்கள் வந்து என் கூடவே இருந்துட்டு, காச வந்து ஏமாத்தி, நான் வந்து வட்டிக்கு வாங்கித்தரேன். நான் வந்து அப்டினு சொல்லிட்டு, அவரு நண்பர்கிட்டருந்து வாங்கி, என்கிட்ட வந்து மாசம் மாசம் வந்து காசு வாங்கிட்டு, என்கிட்டருந்து அந்த காசெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரு வந்து வீட்ல நான் வச்சு, சென்னை மாரியான ஒரு நகர வாழ்க்கைல வச்சு நான் வந்து வீட்டிலே வச்சுருந்தென் வாடகை இல்லாம.
ம். சரிங்க. ஓ! ஆ. சரிங்க.
அப்புறமேட்டுங்க அது எனக்கு தெரிய வருது. எப்டின்னாங்க, அவரு ஏமாத்தறான் அந்த நண்பர ஒரு நாள் பாத்து "அ நீதான் கேட்டன்னு நான் அந்த காசு குடுத்தேன், அ வந்துச்சில்ல" அப்படின்னாங்க பாரு, ஒருமாறி ஏன்னா வட்டிலாம் கட்டிட்டு இருக்கேன் நானு.
ம், ம். புரிதுங்க.
அப்புறமேட்டுங்க, நான் அந்த புத்தகம் படிச்சது போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆனா அந்த நண்பர் வந்து என்ன கடைசி வ ரொம்ப கஷ்டத்துல ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு, உதவி
சரிங்க.
அந்த உதவி பண்ணுறத்துக்கு ஒரு சூழ்நிலை அமையும், அத மாரி கெட்டது பண்றதுக்கும் ஒரு சூழ்நிலை அமையும்.
ம்.
அப்டின்னும்போது, அவரும் அவர் பண்ணது வந்து இந்த நல்லத நான் எடுத்துட்டேன். நான் வந்து என்ன சொன்னேன் "இதுக்கப் இதுக்கப்புறம் இது மாரி யார்டியும் பண்ணாத, இப்ப நான்றதால சும்மா உடுறேன். இது என்னோட கெடுதல் இல்ல, இது வந்து நாளைடைவுல உன்னை பாதிக்கும்" அப்படின்னு சொல்ற மாரி. ஏன்னா, அந்த நன்றி உணர்வு இருந்துச்சுங்க. ஏன்னாங்க, ஒரு ஒரு நாள்ங்க, ஒரு 12 1 மணி இருக்குங்க. ஏதோ ஒரு கஷ்டம் அப்டின்னு நினைச்சு நான் வந்தேன். அவர்ட்ட கெ வந்து தொலைபேசில வந்து பகிர்றேன்.
ம். அ. சரிங்க. சரிங்க.
அது விடியரதுக்குள்ளாரங்க, அவர் வந்து ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், அது துறை தொலைவுல இருக்காரு. விடியரதுக்குள்ளார 6 மணிக்கே வந்து கதவு தட்டுறாருங்க.
ஓகே. அப்பா! இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க, இந்த மாரி ஒருத்தங்க பண்றதெல்லாம்.
ஆமாங்க, அந்த மாரி ஒருத்தவங்க இதுமாரியே ஒரு நல்லதெல்லாம் பண்ணி, அந்த நன்றி உணர்வு இன்னும் இருக்கு. அந்த நன்றி உணர்வு என்ன பண்ணேன், அதை நான் நினைச்சுட்டேங்க. அதே மாரிங்க.
ம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல "இந்த மாரி உங்க நண்பர்கள்ல ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு" இப்ப திரும்ப வந்து அவங்ககிட்ட உங்களுக்கு அதே நன்றியுணர்வு இந்த மாரி இருக்குமா? ஏன்னா இந்த மாரி ஒரு சவால் உங்களுக்கு வந்துருச்சு. ஆ நீங்க எல்லார்கிட்டயுமே அ ஒரு நல்ல பண்போட நீங்க நல்லது செஞ்சிருந்தாலும் திருங்கவ் திரும்ப அவங்க உங்களுக்கு அதையே செய்வாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறிதான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த நன்றியுணர்வுங்கறது நீங்க எல்லாத்துகிட்டயும் கடைபிடிப்பீங்களா இல்ல இந்த மாரி குறிப்பிட்டவங்ககிட்ட மட்டும் கடப்பிடிச்சிட்டு அவங்க நம்மகிட்ட இருக்கறத பொறுத்துட்டு அதை வந்து இல்ல இவங்ககிட்ட தேவ இல்லைன்னு விட்ருவீங்களா?
ம். ம். இல்லைங்க நம்ம வந்து எல்லா மனிதர்களும் பாத்தம்ன்னா எதுனா ஒரு நண்மைகள் அவங்களால நம் நடந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம்ன்ற மாரிங்க. அதே மாரி நீங்க சொல்லலாம். எப்டின்னா, இப்ப அந்த நண்பர் இருக்காரு. எப்டி நீங்க திருப்பியும் அதே மாரி பழக முடியும்னா, முடியாது கண்டிப்பா.
<chuckles> புரியுதுங்க.
எப்டின்னாங்க நம்ப பழைய மாரியே நம்ம வந்து இருக்க முடியாது. சிலவங்கலாம் வந்து இப்போ வந்து எப்டின்னா வுட்டுட்டு போயிட்டாலோ, இல்ல பேசாம போயிட்டாலோ, அந்த உறவே வந்து துண்டித்துடுச்சுங்க. எப்டினா பேசமாட்டோம். அது வந்து அவங்கள பார்த்தாலும் கண்டுக்காத மாரி போவோம். சில உறவுகள் அப்டி. ஆனா இந்த நண்பர் வந்து எனக்கு க 1 கல்யாணம் ஆச்சு, குழந்தை பொண்ணு வந்துச்சு, எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொன்னாங்க. எனக்குக் கோவம் இருந்தாலும் ஓகே வர முடியாத சூழ்நிலைகள். நான் வர முடியல பாத்துக்கலாம். நீ ஏன் எனக்கு வந்து 1 கல்யாணத்துக்கு அவர் கூப்பிடல? அவர் தயங்கி கூப்பிடல என்னன்னு தெரியல. ஆனா அந்தக் குழந்தை பிறந்தநாளுக்கு கூப்பிட்டாரு. நான் அவன்ட்ட உரிமையா கேட்டேன். "நீ ஏன் வந்து கூப்பிடல என்ன" அப்டின்னு. ஆனா வந்து இது மாரி அதோட முடிஞ்சிருங்க. அதாவது நம்ப வாழ்க்கையில அவர பார்த்தாலும் நம்மளுக்கு பண்ண துரோகத்த இந்த 1 நன்றி உணர்வா இருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். அது வந்து முற்றிலுமா வந்து நம்மள வந்து
புரியுது. ம். ம். ஒ. ம். புரியிது. இப்போ அவங்க நம்ம தவறே செஞ்சிருந்தாலும் நம்ம நன்றி உணர்வோட பண்ணும்போது, அவங்களுக்கு அது வந்து அ மண்டையில அடிச்ச மாரி புரியும். "ஓகே. நம்ம வந்து என்னதான் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து 1 உயர்ந்த குணத்தோட நடந்துக்கிட்டான் பாருங்க" அப்டிங்கிறது.
ம். கண்டிப்பாங்க. அதே மாரி அந்தப் புத்தகத்துல என்ன இருக்குன்னாங்க, 1 எழுத்தாளர் வந்து 1 ஆராய்ச்சி பண்றதா நண்பர் மூலியமா அப்டின்னாங்க. ஒருத்தர் வந்து கூழாங்கல் எடுத்துக்கிறாரு. நம்ப கீழே கிடக்கும்ல கூழாங்கல். அத எடுத்துட்டு என்ன பண்றறாரு, நைட் உறங்குத்துக்கு முன்னாடி காலையிலருந்து என்ன நடந்துச்சுன்றபோது அத வந்து, ஓகே காலையில எழுந்திருச்சேன். ஏன்னாங்க 1 நன்றி உணர்வு இல்லாம காலையில எதுவுமே 1 நாள் கழியாது. எப்டின்னாங்க, நம்ப எந்த 1 ஆபத்தும் இல்லாம நம்ப திருப்பியும் வீட்டுக்கு வர்றதே 1 பெரிய வந்து கடவுளுக்கு நன்றி உணர்வத்தான் சொல்லணும்.
சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க.
ஏன்னா திடீர்னுங்க நல்லா போயிட்டுருக்காங்க. அவன் பைக் கூடப் ஓட்டிருக்க மாட்டாங்க. ஓரத்துல சாலையில நடந்து போயிட்டு இருப்பாங்க. எதனா 1 வண்டி வந்து இடிச்சிரும்.
ம். ஐயோ! ஆமாங்க.
அது மாரிங்க, நம்ப வந்து கரெக்டா போவாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு. ஒருத்தவங்க வந்து டக்குன்னு வந்து மது அருந்திட்டு வந்து இடிச்சிருவாங்க.
ம். ஆமா, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்.
ஒரு 3 வேள உணவு கிடைக்கிறதுக்கு நம்ம நன்றி உணர்வா இருக்கணும்னு நெனைக்கிறேங்க நம்ப. ஏன்னா வந்து நம்ம சாலையில பாக்கலாம். சிலவங்க வந்து உணவுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கலாம். அது மாதிரிங்க நம்ம நன்றி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. ஆனா நம்ம அதெல்லாம் வந்து விட்டுருவோம்.
ம், ம்.
எனக்கு அந்தப் புத்தகம் வாயிலதான் நன்றி உணர்வா இருக்கணுன்ற மாதிரி தோணுச்சு. இப்ப நன்றி உணர்வுனாங்க நம்ம வந்து இப்ப உணவு கிடைச்சு தாங்க்ஸ் தாங்க்ஸ்ன்னு சொல்லத் தேவயில்ல. நம்ப வந்து மொத்தமாவே இன்னைக்கு நாள் வந்து காலையில இருந்து இவ்ளோ நல்லதா போனுச்சு. இன்னைக்கு எல்லாமே கிடைச்சுது. இன்னைக்கு வந்து ஒரு உணவு கிடைச்சுது. நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா ஒரு நன்றி உணர்வா இருக்கணுன்ற மாதிரி கடவுள்ட்ட நம்ப வந்து அந்த மாதிரி ஒரு எண்ண அலைகள உருவாக்கினாலே அதுக்கான எண்ண அலைகள் உங்கள்ட்ட வந்து சேருமாங்க. அதே மாதிரி ம். ம்.
ம். இப்ப இது இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்ப ஒரு அற்புதமான ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக்கைப் படிச்சு நீங்க நன்றி உணர்வு பத்தி இவ்வளோ ஒரு அழகா புரிஞ்சுகிட்டு நீங்க எல்லாத்துகிட்டயும் அத வந்து நீங்க நல்ல விதமாவும் நடந்துட்டு வர்றீங்க. ஆனா இந்தக் காலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆ, சின்னப் பசங்களோ ஆகட்டும், அ, ஒரு பெரியவங்ககிட்ட வந்து இப்போ எதாவது ஒண்ணு ஒருத்தங்க பண்ணிட்டா, அந்த நன்றி உணர்வு அதெல்லாம் எதுவுமே இல்ல. அது வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நன்றி உணர்வுன்னா என்னன்னே இந்தக் காலத்து பசங்களுக்கு, இல்ல இளம் தலைமுறைக்குத் தெரிஞ்சாலே தெரியலைங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படித் இத வந்து புரிய வைக்கலாம்? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சா அவங்களுக்கு நன்றி உணர்வுன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியவரும்ன்ற மாதிரி. ஒரு தினசரி ரொடீன்ல நன்றி உணர்வுனா அந்தப் பழக்கம் எப்படிஏற்படுத்திக் கொள்றதுன்னு ஏதாச்சு உங்களுக்கு ஐடியா இருக்கா?
ஆமா. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இதை வந்து நீங்க சொல்கிறீங்க. எல்லாரு கிட்டயும் நமக்கு போய்ச் சொல்லிப் புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டம் அது. அதே மாதிரி நல்லதே நமக்கு சொன்னாலும் வந்து கிரிஞ்ச் பூமர் அங்கிள் அது மாதிரி சொல்லி நம்மள வந்து, ஒரு மாதிரி மட்டம் தட்டுவாங்க. அதனால் நமக்கு சொ சொல்கிறது கூட நமக்கு யோசிக்கவேண்டும். ஓகே இதை சொல்லலாமா, வேணாமா அப்படின்ற மாதிரி அப்படித்தான் ஒரு காலகட்டம் இது. அதே மாதிரிங்க இப்போ நாம் நன்றி உணர்வோட இருக்கவேண்டும். தினமும் சொல்கிறது வந்து ஒரு கடிமான கடினமான விஷயங்க. ஏன் என்றால் அது புத்தகத்தில் படித்தது. இருந்தாலுமே சரி நான் வந்து என்னோட கூழாங்கல் எல்லாம் வைத்தி அந்த நன்றி உணர்வு வந்து அது வந்து ஒரு எண்ண அலைகளை உருவாக்கும். அந்தக் கூழாங்கல் கூட எதுக்கு என்றால், நமக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்கும். அதை பார்த்த உடனே நமக்கு அப்பொழுது தோணும்-ங்க. ஓகே நமக்கு இதை பண்ணனும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிங்க நீங்க ரொம்ப அழகாகவே கேட்டீங்க. நீங்க பேசுகிறது இவ்வளவோ அழகாக பேசுகிறீங்க. ஆனா தினசரி வாழ்க்கையில் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படி என்று தான் நம்புகிறீர்கள். அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க. அவரு வந்து அந்தப் புத்தகம் படித்தாரா இல்லையா என்று எனக்குத் தெரியாது. ஆனால் அவரு எதோ ஒரு கடைக்குப் போனாங்க, கண்டிப்பாக நாம் காலையிலிருந்து ஒரு மாலை வரைக்கும் இரவு நேரங்களில் 4, 5 கடைகளை பார்க்கிறோம். சின்ன சின்ன வந்து ஒரு எதோ ஒன்று ஒரு வ ஒரு கடைக்குப் போவோம். கடைக்குப் போயிட்டு நாம் ஒரு ரூ. 10 ரூபாய் கொடுத்து எதோ ஒரு பொருள் வாங்கிட்டு அண்ணா தாங்க்ஸ் அண்ணா அப்டின்ட்டு வருவோம்.
<chuckles> ஆமாங்க. ம். சரியா சொன்னீங்க. ம். புரியுதுங்க. ம். ம். அ சொல்லுங்க. சரிங்க. ம். ம். ஆமாங்க, கண்டிப்பா.
இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டோம். இப்ப நானே அவருகிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். சில ஆட்கள் எல்லாம் வந்து, "நான் குடுத்த காசுதானே நீ தர அப்புறம் என்ன உனக்கு? குடு டைம் ஆச்சு குடு." அதென்ன அப்டின்னு நம்ப வந்து எல்லாமே கோவமா பேசுற காலகட்டத்துல, அவங்களும் காலையில் இருந்து நின்னுட்டே வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ப வந்து ஒரு ஒரு சிக்கன் கடைக்குப் போவதற்கு. கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க.
ஆ. புரியுதுங்க. ஆமா. கரெக்ட். ம். கரெக்ட். ஆமா நீங்க சொல்றது உண்மதான். ஏன்னா இப்போ இந்த Swiggy, Zomatto எல்லாம் வந்து நமக்கு வந்து உணவு குடுக்கறாங்களேங்கல்ல. அவங்ககிட்ட வந்து நம்ம அவங்களுக்கு அந்த டிப்ஸ் அப்படிங்கிறது குடுக்க முடியலைன்னாலும் அண்ணா தேங்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அவுங்க ஒரு ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு வரும். நீங்க சொல்றது ரொம்ப உண்ம.
ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா அந்தச் சிரிப்பு வரும் பாருங்க. அந்தச் சிரிப்பு தான் சொல்ல வந்தேன் நானு. அது வந்து யாருமே சொல்லாம நம்ம வந்து சேரி நம்ம காலையில இருந்து நம்ம வேலைய தான் பாத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு நன்றி சொல்லும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அந்த அந்த சிரிப்பையே உங்களால திருப்பியும் வந்து அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியா உருவாக்கும் ஒரு உணர்வ. அதே மாரிங்க இப்ப நடுவ்ல வந்து பைக்ல போயிட்டே இருப்போம். திடீர்னு ஸ்டாண்டு போட்டு இருப்பாங்க. வந்து அந்த ஸ்டாண்டு எடுத்துகங்க அப்படின்னு நம்ம நிறுத்திட்டு சொல்லிட்டு போவோம். அவங்க யாருன்னே நமக்குத் தெரியாது. <chuckles>
ம். ம். கரெக்ட் ஆ, அ இந்த மாதிரி விஷயங்கள். அ ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமாங்க கரெக்ட். அப்புறம்
அதே மாரி அந்த சால் வந்து கீழே இறக்கி போட்டுப் போவாங்க.
ஆ.
அது நம்ம முன்னாடி போயிட்டுங்க நம்ம வந்து நிறுத்திட்டு ஏங்க சால் வந்து அவங்க வந்து என்னதான் அவங்க ஒரு கணவர் கூடப் போனாலுமே சரி, ஒரு தாய் தந்தை நம்மளுக்கு அதெல்லாம் தோணாதுங்க. ஏங்க எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்னங்க போங்க வந்து இத பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் வந்து சிரிச்சிகிட்டே
ம். ஆமா. என்ன நல்லது பண்ணப்போறோம்? நம்ம என்ன பண்ணப்போறோம்ங்க?
அது ஒரு சிலவங்க நன்றி கூடச் சொல்லமாட்டாங்க. ம். அப்படின்னு கூடச் சொல்லமாட்டாங்க. அப்படி வந்து எடுத்துட்டு போவாங்க. அதே சமயம் நம்ம இத சொல்லும்போது ஒரு சிரிப்பு. அதாவது நம்மள்ட ரொம்ப தேங்ஸ்ங்க. அப்படின்னு ஒரு சும்மா தலை ஆட்டுனாலே நம்மளுக்கு திருப்பியும் அந்த உணர்வ செய்யறதுக்கான தூண்டுதல் வருங்க.
ம். கரெக்ட். ம். கரெக்ட்ங்க. இந்த மாரி நீங்க சொல்ற மாரி நறைய பேரு, நீங்க நல்லதே பண்ணா கூட ஒரு சிரிப்பு கூட ஒரு வரமாட்டேங்குது. அது வந்து அ எப்படி ஒருத்தங்க திரும்ப அதை வந்து அடுத்தவங்க நமக்கு பண்ணுவாங்கறதை கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாரி வந்து இருக்காங்க.
எப்படியாவனும் அந்தே மாரிங்க. இப்ப நான் அந்தப் பழக்கத்தை வந்து தினமும் நான் வந்து கடைபிடிக்கிறேங்க. இந்த மாதிரிப் பழக்கம் வந்து சுலபமா இருக்கும். இதுங்க. இதை வந்து நம்ம இன்னொருத்தவங்கள்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப அந்த நண்பர் கூட நான் ஒரு 4, 5 டைம் கடைக்குப் போனேன். எந்த ஒரு சின்னக் கடைக்குப் போனாலுமேங்க, நம்ம எதனா குடுத்தாலுமே "ணா ரொம்ப தேங்க்ஸ் ணா. ரொம்ப தேங்க்ஸ் ணா." நம்ம எங்க போனாலுமே சரி. இப்போ சிலவங்க உதவி பண்ணுவாங்க. சிலவங்க என்னாச்சு வந்து சிஸ்ட் போவாங்க. அந்த நன்றி உணர்வு நம்மள்ட இருந்துகிட்டே இருக்கும்போது அவருகிட்ட நான் கத்துக்கிட்டாங்க. அவரு எனக்குக் கத்தே குடுக்கல. ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம அதை பண்ணும்போது, அது நல்லா இருக்கு. நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்றி உணர்வு நம்மகிட்ட இருக்குங்க. அப்ப அதே மாதிரி நான் கடைபிடிச்சேன். இப்ப இதே நீங்கக் கடைபிடிக்கும்போது உங்க நண்பர்களும் சரி, இல்ல உங்க மனைவிங்களோ சரி, ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்லாமலே அதை வந்து அந்த நன்றி உணர் பழக்கம் வந்து கண்டிப்பா அதைக் கத்துப்பாங்கன்னு நான் நம்புறேங்க.
ம்ஹ்ம். கண்டிப்பா, நீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்ப நன்றி உணர்வுங்கிறது, இப்ப அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்ம அவங்க சொல்லிக்குடுத்து கத்துக்கிறத விட, நீங்கப் படிச்ச ரகசியங்கிற ஒரு நல்ல புக்காகட்டும். இல்ல, உங்க நண்பர்கள் கிட்ட இருந்து நீங்களா ஒரு ஆர்வமா கத்துக்கிட்ட ஒரு, அ, எதாச்சு பொருட்கள் வாங்குனா ஒரு நன்றி சொல்றதாகட்டும். ஒரு சின்ன சின்ன இந்த அது போக, நன்றி ஒண்ணும் இல்லாம ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ரொம்ப அற்புதமா பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப இயல்பா இருந்துச்சு உங்களோட உரையாடல். ரொம்ப நன்றிங்க.
நீங்களும் அழகான கேள்வியைத் தொகுத்தீங்க. உங்ககிட்ட பேசும்போதும் நான் மறந்து, நான் கடைபிடிக்கிற நன்றி உணர்வு திருப்பியும் எனக்குக் கிடைச்ச மாதிரி நான் உணர்றேங்க. உங்ககிட்ட பேசினது நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேங்க. நன்றிங்க.
<chuckles> நன்றி.